புரியுது. அது வந்து நான் என்னா சொல்றேன்னா, இந்த கார்ட்டூன்ஸ் அந்த சைல்ட் லாக் அப்படிங்கிறது எல்லாம் ஓகே. பட் வந்து இந்த கார்ட்டூன்ஸ் இந்த மாரி விஷயங்களுமே வ் அவுங்க வந்து ஒரு அதோட ஹூக்கட்டாவே இருக்கணும், எப்பவுமே! அப்படிங்கிறக்காக, தான் அவுங்க தயாரிக்கிறாங்க. ஏன்னா, அத வச்சு அவுங்க ஏன்னா அதே மாரி பொம்மை கேக்கறது, வெளியே போனா, அந்த பொம்மை வாங்கி தர சொல்றதுன்னு, இது எல்லாமே வணிகத்த சார்ந்து தான் இருக்கு இல்லைங்களா! மொத்தமா.
ம் ம். கண்டிப்பா பாத்தீங்கன்னா, ஒரு பொம்மை மட்டும் கிடையாது. ஒரு ஸ் புத்தக பை எடுத்துக்கோங்க. ஒரு பள்ளிக்கு எடுத்துட்டு போற பை கூட, இ நான் விரும்புகிற கார்ட்டூன் பையில பொம்மை தான் எனக்கு புத்தக பையில வேணும். நான் உபயோகிக்கிற ஒரு புத்தகத்துக்கான அட்டை கூட ந் அது தான் இருக்கணும். நான் ஒ எனக்கு பிடிச்ச கார்ட்டூன் தான் வேணும்ங்கிற அளவுக்கு கொழந்தைங்க மனசுல, இது ஒரு ஈடுபாடு வந்துருச்சு.
ம். ம். ம் ம். ம். ஆ புரியுது. அதாவது அவுங்க வந்து எத கெடைக்குதோ அத வச்சு வாழணும், அப்படிங்கிறது போயி. "எனக்கு இது இருந்தா தான் நான் வாழ்வேன்." அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இந்த ஸ்மார்ட் போன் யூசேஜ் எடுத்துட்டு வருது இல்லைங்களா? இந்த இதில.
<chuckles> ரொம்ப அந்த குழந்தைங்களுக்கு வந்து இது தான் நெனைச்சது தான், தான் நெனைக்கிறது தான் செய்யனுங்குற அளவுக்கு, ரொம்ப அது வந்து, ஒரு பிடிவாத குணத்த தான் உண்டு பண்ணுது. இத நம்ம போக்கணுங்கிற ஒரே இதுக்கு, நம்ம பெரியவங்க முடிவு எடுத்து, கண்டிப்பா அதுக்கு நம்ம பெரியவங்க மொதல் ஒரு காலடி எடுத்து வச்சிட்டோம் அப்டின்னாலே, நம்ம பின்னாடி நம்ப குழந்தைகளும் இழுத்துறலாம். ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் நான் அந்த மொபைல்ல எடுக்க மாட்டேன். அது என்னா ஃபோனே அடிச்சாலும் நான் அந்த டையித்துல எடுக்க மாட்டேன். அது வந்து அந்த கொ இது வந்து அந்த கொழந்தைகளோட நான் விளையாடுற நேரம். அப்டின் நம்ம மாத்திட்டோம், அப்டின்னாலே! அந்த கொழந்தைகளும் அந்த 2 மண்நேரம் என்னனா ஆனாலும் அந்த மொபைல கை இழுக்காது.
ம். புரியுது. புரியுது. ம்ஹ்ம். <laughs> நல்ல விஷயம். ஆனா, இது வந்து இன்னும் கொஞ்சம் சி என்ன சொல்றது? கடினமா நடைமுறைப்படுத்தனுங்கிறப்போ ஃபாரின்ல்ல பாத்தீங்கன்னா அ மேலை நாடுகள்ல 1 பாக்ஸ் வச்சிருக்காங்க. அந்த பாக்ஸ்ல வீட்டில இருக்க எல்லாருடைய ஃபோன்னையும் உள்ள வச்சு, அதில லாக் போட்டு 2 ஹார்ஸ்னு லாக் போட்டு வச்சிர்றாங்க. 2 மணி நேரத்துக்கு அத தெறக்கவே முடியாது. அப்போ வந்து நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எல்லாரும் வந்து ஏதாவது வேற என்னா வேணா பண்ணுங்க. ஆனா மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு நல்ல விஷயம் இல்லைங்களா? அந்த மாரி பண்றது!
ம். ம். ம் ம். ஓ! <laughs> கண்டிப்பா! <laughs> நல்ல விஷயம் நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா, நெறையா பேரு இப்போ சாப்பிடும் போது கூட கைபேசியோட தான் சாப்பிட்றாங்க. அவுங்க உணவில என்னா உ அதான் பெரியவங்களையே நான் சொல்றேன். கொழந்தைங்க கெடையாது. பெரியவங்களே கையில ஒரு கையில ம கைப்பேசிய வச்சிட்டு, இன்னொரு கையால தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த மாரி இருக்கிறது கூட, கொஞ்சம் நம்ம பெரியவங்க மாத்திக்கிட்டோம் அப்படின்னா, கொழந்தைங்க பாத்துட்டு "ஓ. சாப்பிடும் போது, அத எடுக்கக்கூடாது." அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவுங்களுக்கு தோணும்.
ஆமா. ம். புரியுது. ஆம். ஆமா. கரெக்ட் தான். ஆனா, இப்போ முன்னாடி டிவி பாத்துட்டுருந்தோம். டிவிலயாவது வந்து, நாம ஒரு படம்னா 3 மண்நேரம் உக்காந்து பாக்கணும். <tsk> அப்போ வந்து, ஓரளவு அது பரவால்ல அப்டிங்கலாம் ஆனா, இன்னைக்கு இருக்க குழந்தைகள் படங்கள் பாக்கிறதில்ல. இந்த 30 நொடி ஓடுற ஷார்ட்ஸ்ஸு, குட்டியா ஓட்றது, இத தான் அவுங்க விரும்பி பாக்கிறாங்க இல்லைங்களா? இந்த இதில.
ம். <laughs> கண்டிப்பா கண்டிப்பா பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஃபாஸ்ட்டா, பாத்து, பாத்து முடிச்சிறணும். அதுக்கு அடுத்தது மறுபடியும் அடுத்தது பாக்கணும் அடுத்தத பாக்கணும்னு மாறிக்கிட்டே தான் இருக்காங்களே தவர, அதிலருந்து வெளியில வரணுன்னோ, எதுக்குமே அவுங்க கவலையே பட்றது கிடையாது. இப்ப அது தான் பிராக்டிகல்லா நடக்குது.
ம் ம்.

ஆமாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மொபைல எடுத்துட்டு, அதுக்கு பதிலா புத்தகங்கள வாங்கிக் குடுத்து குழந்தைகள் கையிலயோ, இல்ல உங் மனிதர்களா அது குழந்தைகள் கையில கொடுக்கறதுக்கு முன்னாடி மொதல அப்பா அம்மா கையில புத்தகங்கள கொடுக்கணும் இல்லைங்களா? அப்ப தான அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க பண்றத.
கண்டிப்பா. அத நம்ம பெரியவங்க நம்ம பண்ப பின்பற்றுறோம் அப்படிங்கிற பட்சத்தில, ஆட்டோமேட்டிக்கா நம்ம குழந்தைங்க நம்மள பாத்து தான் வளருறாங்க. அப்ப அந்த குழந்தைங்க, ஓ! அம்மா நம்ம புத் அ மொபைல் எடுக்கல இந்த சமயத்தில, அவங்க புத்தகத்த படிக்கிறாங்க. அப்ப நம்மளும் புத்தகம் படிக்கனும்னு ஒரு எண்ணம், அந்த குழந்தைக்கு மனசுல, ரொம்ப வேரூன்றி வந்துரும்.
ம். ஆமா. ம். ம். ஆமா.
இது நல்ல விஷயத்துல நிறைய வழி தளங்கள் கொண்டு போகுமே தவிர, குழந்தைகளுக்கு இந்த தீயதுவோ, அந்த கெட்ட இதுவோ அதெல்லாம் வராது. 4 குழந்தைகளோட விளையாடனும். ஒரு பார்க்க்கு போகணும் இந்த சமயத்தில ஒரு 4 குழந்தைகளோடு விளையாடுறோம். அப்ப அந்த குழந்தைக்கு, ஓ! இந்த டைம்ன்னா நம்ம விளையாடுவோம். மத்த குழந்தைகளோடு விளையாடுவோம்ங்கிற எண்ணம் தான் வருமே தவிர, இந்த கைபேசி எடுக்கணும். அதில ஒரு இது வீடியோ பாக்கனுங்கறது தோணாது.
ம். ஆமா. ம். ம். ம். அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இத வந்து என்னன்னா, <tsk> இப்ப நீங்க வந்து உங்க குழந்தைய மட்டும் வெளிய அனுப்பியோ, இல்ல என்னுடைய குழந்தைய மட்டும் வெளிய அனுப்பியோ எந்த உபயோகமும் கிடையாது. மத்த வீடுகள்லயும் வந்து எல்லாரும் வெளிய அனுப்ப ஆரம்பிக்கணும். இத ஒரு மூவ்மென்ட் மாரி எடுத்துட்டு போனா மட்டும் தான், இத அச்சீவ் பண்ண முடியும் இல்லைங்களா? அந்த ஸ்மார்ட் போன் யூசேஜ்ஐ குறைக்க முடியும்.
ம். க க கண்டிப்பா. இது வந்து எல்லா பெற்றோருமே அத கடைபிடிச்சு தான் ஆகணும். ஆனா, இப்ப இருக்க பெற்றோர் வந்து குழந்தைங்கள வெளில அனுப்பவே நம்ம பயப்படுறோம். 4 பேர் ஒரு வேற குழந்தையோட விளையாண்டா சண்ட போடும். இல்ல இங் ஏதோ ஒண்ணு தப்பான பழக்கத்த கத்துட்டு வந்துரும். இந்த மாரி தான் நம்ம நினைக்கிறோமே தவிர, இந்த ஸ்மார்ட் போன் மூலமாவே, இந்த குழந்தைங்க எவ்வளவோ கெட்ட விஷயத்த கத்துக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியல.
ம். ஆமா. ம். ம். ஆமா.